கண்டிப்பா. அது நம்ம வந்து மத்தவங்களுக்கு செய்யும் பொழுதுதான் அவங்களும் நமக்கு செய்வாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல சில நேரங்கள்ல.
அ. ஆமா, அது போக நான் ஒரு தடவ வடகுழ நாட்ல வேல பார்க்கும்போது சவுதியில வேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் வந்து ரொம்ப கிடுக்கு புடியா இருப்பாங்க.
ம்.
நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் 1 இயர் போட்டு போறோம்னா, 1 வருஷத்துக்கு முன்னால வர முடியாது சாமானியத்துல. ஒரு நம்ம ஒரு இப்ப இங்கே எமர்ஜென்ஸியா நம்ம வந்து வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனா கூட வரணுனா கூட, நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து அங்க அடமானம் மாரி வச்சு கட்டிட்டு வரணும்.
சரி, சரி. கண்டிப்பா. ம். ஓ! அப்டியெல்லாம் இருக்குங்களா வளைகுடா நாடுகள்ல?
ஆமா அப்டி இல்லன்னா, யாராது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கேரண்டி போடணும் அந்த தொகைக்கு.
சரி, சரி. ஏன்னா, அந்த 1 வருடம் அந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அங்க?
ஆமா, இது வந்து பெரிய நல்ல நிறுவனங்கள் பண்றது இல்ல. சின்ன இடைப்பட்ட நிறுவனங்கள இந்த மாரி பண்ணுவாங்க.
சரி, சரி. ஓ! சரி, சரி, சரிங்க. உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது அனுபவம் இருக்கா?
ஆ, ஆமா ஆமா. அதனால நண்பர் ஒருத்தர் கூட வேல பார்க்குறவரு எனக்கு கீழ உள்ள பணியாளர் தான். ஆனா, தமிழ்க்காரங்க நல்லா பழக்கவழக்கம் இருந்தனால அவரு வந்து எனக்காக கையெழுத்து போட்டாரு.
ம். சரிங்க. பரவால்ல. அந்த உதவி வந்து எவ்வளவு பெருசு! நமக்கு தேவைப்பட்ற நேரத்தில குடுக்கிற உதவி தான் வந்து ஒரு முக்கியமான உதவின்னு நான் நெனைக்கிறேன். <chuckles>
ஆனா நான் அவரு ம். ஆமா கிட்டத்தட்ட ₹1.5 லட்சம் ரூவா வந்து அடமானம் மாரி வச்சிட்டு வர மாரி இருக்கும். நம்ம கையில இருக்காது. நமக்கு பதிலா அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா, பிரச்சனை இல்லன்னு விட்ருவாங்க.
அ. சரி, சரி, சரி. இப்ப நம்ம மறுபடியும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அங்க போய்ட்டோன்னா, அது ஒரு பிரச்சனை கிடையாது இல்லைங்களா? ஓ! மீண்டும் நம்ம போகாம விடும்பொழுது அவருக்கு அது அழுத்தம். அவரு வந்து அந்த தொகைய வந்து அங்க கட்ற மாதிரி இருக்குமா? எப்டி ப்பா! ம். ஆனா, அந்த நம்பிக்கை எப்டி வந்தது அவருக்கு? அ ஓகே இவங்க வந்து திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லி அந்த ₹1.5 லட்சம் அப்டிங்கித ஒரு பெரிய தொகை தான அப்ப அதுதான்.
ஆமா. அ பிரச்சனை கிடையாது. நம்ம போகாம இருந்தோம்ன கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஆமா, அது வந்து எப்டின்னா, நம்ம அவருட்ட பழகுன விதம். இவ்வளோ நம்ம எதுனாலும் வெளிப்படையா பேசுவேன் நான். அதனால அவருக்கு மத்த மேலாளர் மேனேஜர் மாரி நான் இருக்க மாட்டேன். நான் வந்து என் அணியில ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரோட குறை நிறைகள் அவங்களுக்கு ஏதாவது உ பொதுவான ஒரு மேன்ன மேலாளரா தான் இருப்பேன். நடுநிலையா இருந்துதான் பேசுவேன். ய யாரையும் கீழ தரம் தாழ்த்தி பேசுற விஷயங்கள் அவருக்கு அது பிடிச்சிருந்தது. அதனால வந்து நான் அந்த மாரி உதவி கேட்டோனே சரின்னு பண்ணாரு.
சரிங்க. சரி, சரி, சரி.